இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா, ஒருக்கு நமக்கு வந்து ஒரு புது வரவு புதிய குழந்தைய நம்ம வீட்டுக்குத் தூக்கிட்டு வர்றோம். பிறந்து அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா, நம்மளுடைய வீட்டு வேலைகள்ல, அவங்கள கவனிக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே மாறிப் போயிரும். அ அந்த மாதிரி, உங்க வீட்டுல வந்து ஒரு புதிய குழந்தை வந்தபோது, அதாவது புதிய வரவு, உறவு வந்ததுக்கு அப்பறமா பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு வேலை எல்லாம் எப்படி வந்து மாறிருச்சு? நீ முன்னால பாத்ததுக்கும், குழந்தை வந்ததுக்கு அப்புறம், அது என்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. என்னோட குழந்தை வந்து வந்த போது, பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாத காலம் வந்து எங்க அம்மா வீட்டுல தான் நான் இருந்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, எனக்குப் பெருசா வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஏன்னா, அம்மா வீட்டுல இருக்கும் போது நமக்குச் சாப்பாடு வந்துரும். அத சாப்பிட வேண்டியதா நம்மளோட வேல. மத்தபடி குழந்தையக் கவனிச்சுப்போம் இல்லயா? அப்போ வந்து எனக்கு ஒரு பெருசா வந்து தெரியவே இல்ல. <inhales> அது 6 மாத காலங்கள் ஆனதுக்கு அப்புறம் மேல, நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்பறம், மேல பாத்தீங்கன்னா அப்படினா, நாங்க இருக்குறது பாத்தீங்கன்னா என் கணவர், நானும், என் குழந்த 3 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா, வேலை நிமித்தமா வேற ஒரு இடத்துக்கு வா வந்துட்டோம், முன்னாடியே வந்துட்டோம். <inhales> அதனால அந்தக் கொழந்தையத் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு தான் வர்ற மாரி ஆயிடுச்சு. அப்பத் தாங்க மிகப்பெரிய சவாலே வந்துச்சு. அந்த 6 மாத காலம் கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. <inhales> எனக்குக் குழந்த, குழந்தய மட்டும் தான், குழந்தயோட கவனத்த மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். கொழந்த என்ன பண்ணுது, ஏது பண்ணுனு அப்படின்னு சொல்லிப் பாத்துக்கிட்டே இருந்தேன். மத்தபடி வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அந்தச் சவாலான நிறைந்த சூழல்ல மாட்டிக்கும்போது, எனக்குச் சில சமயத்துல பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய மன அழுத்தத்துக்கே நான் பேயிட்டேன்ங்க. <inhales> எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தலயைப் பிச்சிட்டு உக்காந்துற அளவுக்கு ஆளாயிட்டன். என்ன ஆச்சு அப்படி சொல்லிப் பாத்தீங்கன்னா, கொழந்தைக்கு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆகும்போது என்ன பண்ணனும்னா, கொஞ்சம் கொஞ்சமா உணவு வேற குடுக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உணவு குடுக்கணும் வேற. இப்ப சாப்பாடு விஷயம்னு சொல்லிப் பாத்தா, இப்ப எங்க எனக்கும் என் கணவருக்கும் வந்து என்ன பண்ண எட்டும் அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, தனியா சாப்பாடு செய்யணும். இந்தக் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா சாப்பாடு செய்யணும். அந்தச் சாப்பாடும் கூடச் செஞ்சுலாங்க. அதை ஊற்றுறதுக்கு ரோடு, ரோடு, ரோடு, ரோடா சுத்துவங்க. அது வாயிலே சரியா வாங்கவும் வாங்காது. சாப்பிடாம உடவும் முடியாது அப்படிங்கறதுக்காகச் சா சாப்பாடு ஊட்டுறதுக்கு காலைச் சாப்பாடு ஊட்டுறதுக்கு 1 மணி நேரம், மதிய சாப்பாடு ஊட்டுறதுக்கு 1 மணி நேரம், நைட் சாப்பாடு ஊட்டுறதுக்கு 1 மணி நேரம். 3 மணி நேரம், 4 மணி நேரம் அதுலயே போயிடுங்க. போய் இடுப்புல, இடுப்புல தூக்கி வச்சி ஊத்துறதுக்குள்ள, அப்பாடான்னு சொல்லிட்டு உக்காறதுக்குள்ள, நமக்கு அடுத்தது, "எனக்கு எங்க சாப்பாடுன்னு" என் கணவர் கேப்பாரு.
கண்டிப்பா. சரி. சரி. சரி. சரி. சரி. தெரியல. சரிங்க. சரி. சரி. சரிங்க. <clears throat> சரி. சரி, ஆமா. ஆமா. சரி. ம். ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, ஒரு உதவி செய்ய மாட்டாரா?
அதுக்கு அத பண்ணி. அவரு வேலைக்கு போயிட்டுருக்காருங்க. அவரு வேலைக்கு போயிட்டு வர்றதே கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. அதுவும் இல்லாம கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணித்தான் போற மாரி இருக்கனால, பெருசா அவர்கிட்ட உதவி எதிர்பார்க்க முடியாது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்மளா கேட்டா செய்வாரு. இல்லனா வந்து செய்யமாட்டாரு. அன்னைக்கு விடுமுறை எடுத்துருவாரு.
ஆனா. கண்டிப்பா. சரி. சரி.
அப்டிங்கும்போது ஒண்டியா தான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையாளுற மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவால்ன்னே சொல்லலாம். அந்த குழந்தையும் பாத்துக்கணும், நான் என் வீட்டையும் பாத்துக்கணும், என்னையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்துச்சு. இதுல வந்து சரியான தூக்கம் வேற இருக்காது. ஏன்னா தாய்ப்பால் குடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஒன்றரை வயசு முடிய தாய்ப்பால் குடுத்துட்டு இருந்தேன். அப்டிங்கும்போது நைட் எல்லாம் குழந்த வர அழுவும். அதுக்கு வேற குழந்தைக்கு வந்து என்ன பண்ண தாய்ப்பால் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தூக்கமும் கெட்டு போயிடுது. சரி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. குழந்தை தூங்குற நேரத்துல நீயும் தூங்கி ஓய்வு எடுத்துக்கோமா, அப்ப குழந்தை தூங்குற நேரத்துல ஓய்வு எடுத்துட்டா யாரு வீட்டு வேலை எல்லாம் செய்யுறது.
சரி. கண்டிப்பா. சரி. சரி. ஆமா. கண்டிப்பா. ஆமா. வீட்டு வேலையா பாக்கறது. <laughs>
அவுங்க அசால்ட்டா வாய்க்கு வர்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னாக்ஷ நம்ம கஷ்டப்படுறது நமக்குத் தான தெரியும், அப்டின்னு சொல்லிட்டு மனசுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவுங்கள ஏய்த்து பேச முடியாது. செரி, செரி அப்டின்னு சொல்லிட்டு, மனசுல வந்து அவ்ளோ அழுத்தங்கள் இருக்குங்க. செரி காலையில காலையில அது எப்ப பாத்தாலும் பாத்தீங்கன்னா, குழந்தை 4 1/2 மணிக்குத் தான் முழுச்சு அழுவும்
அ. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா.
பாலுக்கு. சேரின்னு சொல்லிட்டு பால் குடுத்துட்டு சரி நமக்குக் கொஞ்சம் கண்ண அசுருவோம்ன்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா அந்த அலாரம் அடிக்கும்.போயிட்டேன் போயிட்டேன் போய்ட்டேன்னு அலாரம் அடிக்கும். அப்பலாம் எனக்குக் கோவமா வரும். அந்த அலாரத்தலாம் தூக்கி போட்டு ஒடைச்சிட்லாமா! அப்பிடிங்கிற அளவுக்கு எனக்குக் கோவம் கோவமா வருங்க. சேரின்னு சொல்லிட்டு அலாரத்த முடிச்சிட்டு சரி இவருக்குச் சாப்பாடு
கண்டிப்பா. ஆமா. அ. <laughs> சரி. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அதுக்கப்புறம்?
6:30 மணிக்கு 6:00 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். அப்பதான் அவரு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புவதற்கு சரியா இருக்கும். ஆனாலும் முடிஞ்ச அளவு 6:00 மணிக்கு எந்திரிச்சுருவேன். அப்பிடி இல்லாத பட்சத்தில பாத்தீங்க அப்பிடின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு அப்பிடின்னா கால்ல ரெண்டு சக்கரம் கட்டிதான் ஓடியாகணும். வேற வழியே கெடையாது. அந்த அளவுக்குத் தான் நெருக்கடியா இருக்கும்.
சரி. ம். கண்டிப்பா. கண்டிப்பா.
அதுக்கப்புறம் மேல என்ன ஆகும் அப்பிடின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு என்ன பண்ணிப்பன்னா, வீட்ட எல்லாமே வந்து எனக்குக் கொ கொஞ்சம் கூட ஓய்வே கிடையாதுங்க. நான் கிட்டத்தட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதங்கள்ல கிட்டதட்ட ஒரு 15 கிலோ நான் எளச்சிட்டேங்க.
சரி. ஆஹா. சரி.
எனக் எனக்குச் சுத்தமான ஓய்வே கெடையாது வந்தவுன வீட்ட எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கணும். இவருக்கு வந்து வீடு சுத்தமா இல்ல. அப்பிடின்னா கோவம் வரும். ஆ, அதனால வந்து என்ன பண்ணிக்கிறதுன்னா, வீட்ட சுத்தம் பண்ணி மாப் போடுறது கிச்சன கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது. அப்பிடின்னு சொல்லிட்டு அப்பாடான்னு உக்காருவோம். அப்பத் தான் அந்தக் குழந்தை அழுவும்.
சரி. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆமா. உண்மைதான். அது இல்லாம பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நடக்கும். கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிட போற சமயம்தான் அது கண் கண்டிப்பா இன்னும் நறைய நடக்கும். நம்ம கைய வைப்போம் சாப்பாட்ல. அப்ப ரொம்ப பெரிய சம்ப ஆமா அதேதான். <laughs>
கொழ அப்பத் தான் உச்சா வருது. உச்சா போகும் ஆயா போகும். அப்பிடியே இருந்து என்ன பண்ணுவோன்னா கைய ஒதறிட்டு திரும்பிப் போய் அத கழுவி விட்டுட்டு இதுல வந்து நம்ம புருஷன்மார்களும் உக்காந்தா இருப்பாங்க. அவுங்கல்லாம் எந்திரிச்சு போய்லாம் கை, கா அதெல்லாம் கழுவி விடமாட்டானுங்க. சாப்பாட்டுல கை வச்சி திரும்பி அதுல கை வச்சி திரும்பிச் சாப்பாட்டுல கை வைக்குறதுங்குற ஒரு கேள்வி. அப்ப நானும் மனுஷிதானே! அப்பிடிங்கறதெல்லாம் எனக்கு ஏகப்பட்ட வாக்குவாதம். அது முதல் குழந்தைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட வாக்குவாதம்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா. அது. சரி.
அப்டின்னு
அத நம்ம தான் பண்ண முடியும்ல. யாரும் வரவும் மாட்டாங்க. இப்ப அதுக்கு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. மா வந்து சொல்லுவாங்கள்ள அந்த மாற்றத்தைலாம் கொண்டு இன்னுமே இன்னு அதுகெலாம் மாற்றி, வருமா? ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாரி. அ போயிட்டு நான் பாத்துக்குறேன், நீ சாப்புடு. அப்டின்னு சொல்றதே ஏதா நூத்துல ஒருத்தர் வேணா இருப்பாங்க.மத்தபடி
ஆமாங்க. நூத்துல் நூத்துல ஒண்ணு நூத்துல ஒண்ணு கூட கோ பாதின்னு கூட வச்சுக்கலாங்க அதெல்லாம். அந்த மாரி தான் வந்து இருக்காங்க. அப்டி இருக்கும்போது பாத்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு நிலைமைக்கும் நான் தள்ளப்பட்டுட்டன். சரின்னு சொல்லிட்டு சரி அந்தப் பிள்ளைக்கு சாப்பாடு குடுத்துட்டு அப்பாடான்னு சொல்லி கொஞ்சம் மதியம் மதியம் நேரத்துல தான் வந்து எதோ ஒரு அளவுக்கு இது இருக்கு அப்டின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, அப்ப தான் அந்த குழந்தைங்கெல்லாம் விளையாடும். மதியத்துல கொஞ்சம் வேலையை முடிச்சுருவோம்.சரி கண்ண அசருவோம். அப்டி அதுவும் அதுங்கள் தூங்காது. நம்ம கண்ண அசருவோம் அப்டின்னு சொல்லிட்டு கண்ண அசந்தா, அப்பதான் விளையாட்டுக்கு வான்னு குய்யா, குய்யானு கத்தி அந்தப் பொம்மையெல்லாம் எடுத்துப் போட்டு. அத ஒரு டப்பு, டப்புன்னு தட்டி நம்ம தூக்கத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க அப்டின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா கலச்சு வச்சிருங்க.
ஆமாமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அப்பா, நம்ம தூங்குறதுக்கு நம்ம என்னடா பண்றது சொல்லிட்டு சேரின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ண அத தூங்க போட்ருவோம். எது மணி ஒரு 5 மணி போல எப்டியோ ஆட்டு, ஆட்டுன்னு தொட்டியில போட்டு ஆட்டியோ, இல்ல பால் குடுத்தோ அப்டி, அப்டின்னு சொல்லித் தூங்க போட்ருவோம் 5 மணிக்கு மேல. 5 மணிக்கு மேல நம்ம தூங்க முடியுமா? தூங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஆமா, ஆமா. முடியாது. அப்பதான் நம்ம வேலையே ஸ்டார்ட்ட் ஆமா.
அ. அதுக்கு அப்புறம் மேல இரவு உணவு செய்யணும். அதுக்கு அப்புறம் மேல எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி, இந்தப் பொம்மையெல்லாம் எடுத்துப் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு டப்பாவுல போட்டு வச்சி நம்ம வந்து முடி முடிச்சுட்டு மறுபடிக்கும் நைட் சாப்பாடு முடிச்சுட்டு வந்துட்டா, அப்பாடா. அப்பத்தான் கொஞ்சம் நேரம் உக்காரலாம்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியில உக்காருவோம்னு சொல்லிப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பத்தான் வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து முழிச்சிட்டு "நீ வா, போலாம் வெளாடுறதுக்கு," அப்படிச் சொல்லி நம்மள கூப்புடுங்க. ம். நம்மளுக்கா முடியவே முடியாது. அதுவும் இந்தத் தனிக் குடும்பத்துல இருக்கறவங்க பாடா படுவாங்க, இந்த கொழந்தைங்கள வச்சு.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. இன்னொன்னு, பாத்தீங்கன்னா, அந்த கொழந்தைகள வந்து ஆட்டிவிட்டுத் தூங்க வெப்போம் பாருங்க. நின்னுக்கிட்டே கால் கடுக்க, காலும் அசந்து போயிரும், கையும் அசந்து போயிரும்.
கையே அசந்து போயிடும். ஆமாங்க. அதே மாரி அந்த கொழந்தைங்கள குளிப்பாட்டி உட்டா நல்லா தூக்க தூங்கிடுங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அத குளிப்பாட்டுறதுக்குள்ள, "அது போயிடம், போயிடம்,"ன்னு கத்தும் பாருங்க. நம்ப போயிடுவோம்.
கண்டிப்பா. ஆமா. <laughs> ஊரே கூப்புடும். ஆமா. ஆ.
என்ன? ஆமா. அதுக்குள்ள வந்து நம்ப டயர்டு ஆகி வந்து என்ன, போயிறுவோம். நம்மளே, அப்பாடா, நம்ப தூக்கம் வந்துரும் நமக்கு. சில சமயங்கள்ல எல்லா பண்ணுவோ வேல வேல எல்லாம் கெடக்குது "போ, நீ தூங்குறியா? வேல, சாப்பாட்டுக்குக் கூடப் போ." "சாப்பாடே எனக்கு வேணாம், போ," அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போய் சில சமயங்கள்ல படுத்த நாட்களெல்லாம் கூட உண்டு. ஆனா நான் சாப்பிடலன்னாலும் அதுக்குப் பசிக்குதுன்னு கத்தும். அப்ப என்ன பண்ணுவேன் சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு எதாச்சும் அது சாப்புடுற மாதிரி என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா? கிண்டிக் குடுக்கற மாதிரி இருக்குங்க. நம்ம சாப்புடுற சாப்பாடு சாப்பிடும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுங்களுக்காக வந்து ஒரு 6 மாதத்துல இருந்து ஒரு 8 மாதம் முடிய, அதுங்க சாப்புடுற மாரி தான் குடுத்தாகணுங்க. அது பல்லெல்லாம் இல்லாதனால.
ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆம். ஆமா. கண்டிப்பா. ஆமா.
அதனால வந்து, அது முடிய நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். வேற யார்கிட்டயும் சொல்லாலும் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் கிட்ட சொன்னா, "நல்ல வீட்ல வந்து புள்ள கூட ஜாலியா விளையாண்டுட்டு தானடி இருக்க." என்னக்கா வரும் பாருங்க கோவம். "விளையாண்டுட்டு இருக்கேனா? நீ வந்து இருந்து ஒரு நாள் இருந்து பாரு ராசா. நான் எங்க அம்மா வீட்டுக்குப் போறேன். ஒரே ஒரு நாள் இந்தப் புள்ளைய வச்சு மேய்ச்சு பாரு. என்ன அப்புறம்மேல உனக்குத் தெரியும்." அப்படின்னு சொல்லிச் சொல்லி அவரு வாயே தொறக்காம போயிடுவாரு.
கண்டிப்பா. ம். அ. எப்படி இருக்கும்? கண்டிப்பா. ம். கண்டிப்பா. இப்ப இந்த வீட்டு வேலை எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு சின்ன ஒரு இங்க சனி, ஞாயிறு லீவ்ல இருந்தா கூட, ஒரு மாற்றத்துக்கு அ ஏதாவது கொஞ்சம் அமைதியா இருப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கற மாரி உங்க வீட்டுக்காரர் இருக்கும்போதுனா, நம்ம நான் கொஞ்சம் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்குறேங்கனு ஏதாவது சொல்லுவீங்களா?
நான் சொல்லுவேங்க. அவரு என்ன தெரியுமா சொல்லுவாரு. "நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ. புள்ளைய வந்து பாத்துகிட்டு, புள்ள தூங்கும்போது நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாப்பாடு வேண்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம்." அ அப்படின்ம்பாங்க. இது இது இப்பிடி ஒரு பதிலு நமக்குத் தேவையா, நமக்கு?
ம். ம். ம். ம். ஆ. அது, அது. ம். ம். <laughs> இல்லைங்க. அதுவும் ஒரு அ நான் என்ன சொல்றேன்னா, அதுவும் ஒரு அவசியம் தாங்க. ஏன்னா, பொழுதன்னைக்கும் இப்படியே நம்ம சமைச்சு, சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு ஒரு அன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க ரெஸ்ட் எடுக்குறதுக்கு நான் இப்பனா சொல்லிருவேன பசங்கட்ட. இப்பலா பசங்க பெரிய பசங்களாயிட்டாங்க. நான் சொல்லுவேன். வாரத்துல ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும்ப்பா. அது ஞாயிற்றுக்கிழமை எனக்குக் குடுத்துருங்க. அடுத்த வாரம் வேணுனா ச நான்வெஜ் சமைச்சுத் தரேன். இப்படி ஒவ்வொரு நமக்கே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சொல்லிருவேன். இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி குடுங்கடா. நாம எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த மாரி நாம எடுத்துக்கிட்டாதாங்க. நாமளா வந்து உக்காந்தாதாங்க. இல்லைன்னா உக்காந்தா நாம ரெஸ்டே எடுக்க முடியாது. கண்டிப்பா.
என்ன புள்ள ஓ. அது ஒன்னு. அது என்னமோ உண்மதாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்புடின்னா எனக்கு வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடு வந்து எனக்குப் பெரிய அளவுல ஒத்துக்காதுங்க. எனக்கு வ ஒரு த ஒரு நாள் சாப்பிட்டா கூட அந்த வாய் அந்த உதடுல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெந்து போன மாதிரி ஆயிடுங்க. அதனாலே இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடறது ஒரே ஒரு நாள். ஒரு வேளை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஆயிடும். உடம்புக்கு எனக்கு அது ஒத்துக்கறது கிடையாது. இதே வீட்டு சாப்பாட நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது எனக்கு வந்து ஒத்துக்குது. ஆனா வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடு செய்யும்போது எனக்கு என்ன ஆகமாட்டேதுன்னா. ஒத்துக்க மாட்டேகுது. அந்த ஒரு காரணத்தினால நானே ஓடி, ஓடி உழைக்கிற ஒரு நிலைமையில ஆளாயிட்டமே. எனக்கு ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு.
ம். அடடா! அந்த மாரி ஒரு உடம்பு. கண்டிப்பா. ஆளாயிட்டாச்சு. இனிமே ரெஸ்ட்டே கிடையாது. ரெஸ்ட்டே இல்ல.
ஆமாங்க. அந்த மாரி ஆயிடும். எனக்கு இதே வந்து தொடர்ந்து 2 நாள் அந்த ஹோட்டல் சாப்பாட்லாம் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. எதாச்சு ஒரு சூழ்நிலைக்கு வெளியில வெளி ஊருக்குப் போறோம். அப்ப ட்ரிப்க்கு எல்லாம் போறோம். அதெல்லாம் சாப்பிடுறோம்ன்னு வச்சுக்கோங்கலே. 2, 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்கலே. 10 நாள் நான் ஹாஸ்பிடல் போகும். எனக்கு வந்து என்னுடைய உடல்.
ஆமா. ம். அடடா! அதனால இப்ப நீ வெளிலையும் போய் எங்கேயுமே போ இப்போ சுத்தி பாக்கக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு இருக்காது போலயே.
ஆமா, நான் பெருசா வெளில இதுக்காகப் பயந்துட்டே போகமாட்டேங்க. நமக்கு வந்து, சொந்த காசுல சூனியம் வச்சுக்க வேண்டா. நம்ம வீட்டிலயே கம்முன்னு இருந்துறலாம்ங்கிற ஒரு மனநெலைமையில வந்துறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் என்ன பண்ணிக்கறேன்னா, இப்ப நாங்க உள்ளூர் வெளி நாங்க எப்படி தெரியுமா வந்து பிளான் பண்ணி போவோம். சொந்த ஊருக்கு தான் அடிக்கடி போறது. ஆனால் நைட் டையத்துல வந்து இங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுநாள் போய் நம்ம சொந்த ஊர்ல தான், சொந்த வீட்டுல தான் சாப்ட்ருப்போம் இல்லையா? அந்த மாரி தான் பிளான் பண்ணிட்டு போறதுங்க. இடையில, அந்த பகல் நேர பேருந்து பயணமே, நாங்க வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அ. அ. கண்டிப்பா. ம். நல்ல ஐடியா. கண்டிப்பா! இப்ப இந்தக் குழந்தைகெல்லாம் வந்தத்துக்குப்பறம், உங்க வீட்ல இப்ப உங்களுக்கே ஒரு உடம்பு ரொம்ப அசௌகரியமா இருக்கு. என்னா நமக்கு வந்து அந்த முடிஞ்ச வரைக்கும் இந்தக் குழந்த பிறந்ததுக்கு அப்பறம் பாத்தீங்கன்னா, நெறைய ஒரு எனர்ஜியெல்லாம் நமக்கு போயிருக்கும். இந்த ரத்தப்போக்கு அதிகமா இருக்கறனால, எல்லாமே போயிருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்காது. அ அப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க அம்மாவ கூப்பிட்டு, அம்மா! ஒரு மாசம் வந்து தங்கிருமா! இல்லையா, உங்க மாமனார், மாமியார கூப்பிட்டு, கொஞ்சம் ஒரு மாசம் பாத்துக்குங்க. நான் கொஞ்சம் குழந்தையை மட்டும் பாத்துக்குறன். கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க! அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்களா?
எங்க அம்மா, அப்பா கூப்ட்டா வரக்கூடிய சூழ்நிலைல அவங்க இல்லங்க. ஏன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து இடையில வந்து பைப்பாஸ் ஆப்ரேஷன்லாம் நடந்து, அப்பாவே கவனிக்கறதுக்கு ஒரு ஆள் வந்து தேவைப்படுரா மாரி ஆயிடுச்சு. அதனால அப்பா வந்து வரமாட்டாரு. அப்பா வரலன்னா அம்மா எங்கிருந்து வருவாங்க, அம்மா வரமாட்டாங்க. மாமனார், மாமியார கூப்படாததுக்கு கூப்பிடுறதுக்கு நான் கூப்படாமயே இருக்கலாம்
சரி. வேணும். சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்களுக்கு சேத்து வேலை செய்யணும் இப்ப.
ஏன்னா, அவங்களுக்கும் சேர்த்து வித, விதமா சாப்பாடு செஞ்சு போடலன்னு குறை சொல்லிட்டு போவாங்க. "எங்க இதைச் செஞ்சு குடுக்கலையா? அதை செஞ்சு போடல. எப்ப பாத்தாலும் இட்லியா ஊட்டி எங்க து மண்டைல போடுறா" அப்படில்லாம் பேச்சு வரும். நம்மளே நம்மட நம்மளோடைய கஷ்டத்த நம்மளே அனுபவிச்சுக்கலாம். நம்ம யாரையும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க வேணாங்கிற ஒரு மனநிலமைக்கு நான் வந்துட்டேங்க. அதனால நான் யாரையுமே கூப்பிடவே இல்ல. வந்து எங்க அப் எங்கோட அம்மா, அப்பா வந்தா வந்திருந்திருக்கலாம்.
வேண்டாம். ம். ம். வேண்டாம், விட்டுருங்க அப்பனா. அப்டியா? ஆ, உங்க உங்களுடைய அதாவது உங் உங்க வேலையெல்லாம் நினைச்சா ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கு. அ ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு படுத்துக்கலாம் அப்படிங்கறது கூட, அப்பன்னா உங்க குழந்தைகலாம் ஸ்கூல்லுக்கு போனதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? சரி.
ஆமாங்க, கண்டிப்பாங்க. ஸ்கூல்க்கு போனதுக்கு அப்புறம் மேல்தான் அப்பாடான்னு ஒரு 2 மணி நேரம் நான் உட்காந்தங்க. உண்மையா சொல்லப்போனா அப்பதாங்க நான் உட்காந்தேன். அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 1/2 வயசுல அந்த இதுலா 3 1/2 வயசு, 4 வயசுல அந்த இதுல எல்கெஜில சேத்துவிட்டங்க. அப்பாடா அந்த அப்பெல்லாம் வந்து ஒரு 1/2 நேரம்தான் ஸ்கூல்லு ஏன்னா எல்கெஜிக்குலாம் 1/2 நேரம்தான் ஸ்கூல்லு அப்பெல்லாம் வந்து அப்பாடான்னு, சத்தியமா அப்பதாங்க நான் உட்காந்தேன். அது முடியாது, பின்னாடியே ஓடிக்கிட்டுருப்பேன், உட்கார்ந்துட்டுருப்பேன். இப்படியேதான் பண்ணிட்டு இருப்பங்க.
சரி. உண்மையிலே பெரிய ஒரு இதா. ஆ. ஆமா. ஆமாமா. கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாது ஒரு புதிய குழந்தை வரும்போது ஒரு சந்தோஷம் எவ்ளோ நமக்கு கிடைக்குமோ, அந்த அளவுக்கு பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கரக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சில நேரங்கள்ல உதவிகளோடசெய்யலாம். சில நேரங்கள்ல நம்மளே செஞ்சு அந்த விஷயத்தை நம்ம பாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அ, உண்மையிலே நீங்க ரொம்ப அதாவது உங்களுடைய வலி, வேதனைகள் எனக்கு புரியுது. ஆனா வேற வழியில்ல. நம்ம தான் அதை செஞ்சாகணுங்கிற ஒரு கட்டாய பொறுப்புல இருக்கிறதை வந்து அ, நம்ம உணர்ந்து செஞ்சாதான். அது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும். ஆனா அந்தக் குழந்தைகெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளந்தா, அது கொஞ்சம் குழந்தை எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுவும் சரியாயிடும். அ, ரொம்ப அழகா அந்த விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
மிக்க நன்றி.